சரிங்க.
அவுங்க என்ன பண்ணிருவாங்க தினமும் 4 வடையை கட்டி அ வந்து டிக்கெட்க்கு பணம் கொடுத்து, படத்துக்கு அனுப்பிச்சி உட்ருவாங்க. ஏன்னா இவன சமாளிக்கவே முடியல. அப்டிங்கற மாரி. ஆமாங்க. அதுவும் எங்க வீட்டுக்கு ரொம்ப பக்கத்தில இருந்ததுனால அவுங்க வந்து இந்த மாரி ஒரு அனுப்ச்சு விட்ருவாங்க. ஏன்னா சாயந்திரம் 6 மணிக்கு போனோம்னா ஒரு 9 மணிக்கெல்லாம் வந்துருவேங்க நானு.
ஓ நீ போய் பார்த்துட்டு வா அப்டின்கிற மாதிரி. ஓஹோ! சரி, சரி. சரி, அதாவது அ படிக்கிற காலத்துல டியூஷன்லாம் அனுப்புற மாரி, இதுவும் ஒரு நாள் இந்தா போய் பார்த்துட்டு வா. நீ வீட்ல உட்கார்ந்து நச்சாதங்கிற மாதிரி. <laughs> சொல்லுங்க சொல்லுங்க.
ஆமாங்க. அந்த மாரி பார்த்தீங்கன்னா, வாரத்தில் ஒரு 2 நாள், 2 நாள் 3 நாள், இந்த மாதிரி அனுப்புச்சுட்ருவாங்க. ஏன்னா நான் வந்து ரொம்ப தொல்லபண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்டிங்கிற மாரி அவங்க வந்து சரி
ஓ. சரி, சரி, சரி. ரொம்ப வித்தியாசமா இருக்கு எனக்கே. முதல் முறையா நான் இப்டி கேள்விப்பட்றேன் சொல்லுங்க.
ஆமாங்க. என்னோட <chuckles> அது வந்து அதுதான் சொன்னேன் நான். ஒரு சுவாரஸ்யமா இருக்கும் இந்த விஷயம் அப்டின்னு சொன்னேன் நானு. அப்டி இருக்கும்போது நான் வந்து, முதல் முறையா வந்து இந்த அந்த தியேட்டர் வந்து புதிசா வந்து படம் ரிலீஸ் பண்ணமாட்டாங்க. ஏன்னா, அது வந்து கிராமத்த ஒட்டுநாபிள இருக்கிறதனால இந்த ஏற்கனவே ரிலீஸ் அ அதாவது சிட்டிக்குள்ள ரிலீஸ் ஆன படத்த திருப்பி அத அத வாங்கி ஒரு ஒரு மாசம் கழிச்சு போட்றது அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது முன்னாடி எல்லாம் வந்து அந்த மாரி பண்ணுவாங்க. முக்கியமா வந்து சிட்டி க்குள்ள இருக்க தியேட்டர்ங்க மட்டும் அதாவது ம்
ஆமா, ஆமா. கண்டிப்பா. சரி. ஒ! சரி, சரி. ஆமா. இப்ப தானேங்க முதல் நாள் முதல் ஷோலாம் பிரபலமாயிடுச்சு. அப்போலாம் அப்டி கிடையாது இல்லையா? ஆமா, படங்கள் வந்து 1 மாதம் 2 மாதம்லாம் கழிச்சு பார்த்த நாட்கள்லாம் இருக்கு. <laughs>
ஆ. முதல்ல ஆமாங்க இப்போ வந்து ஆமாங்க. 100 நாள்கு 100 நாள், 150 நாள், 200 நாள் ஓடின காலங்கள் <chuckles> எல்லாம் இருக்கு படங்கள்.
ஆமா, கண்டிப்பா, கண்டிப்பா. <laughs>
ஆமாங்க. அப்டி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து டிக்கெட்க்கு காசு குடுத்துருவாங்க. நான் போய் டிக்கெட் எடுத்து அப்ப பார்த்தீங்கன்னா, இந்த 3 விதமா இருக்குங்க. எப்டின்னா தரையில உக்கார்றது ஒண்ணு இருக்கும். ஆ த தரைன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஆமா கீழ
சாய்மானம் இல்லாம வெறும் டெஸ்க் மட்டும் இருக்கும். அப்டியே உட்கார்ந்து மட்டும் பார்த்து. சரி.
ஆமாங்க, ஆமாங்க. அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் சேர் இருக்கும். சேர்ல வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா அது வந்து சொகுசா உட்கார்ற மாதிரி இருக்காதுங்க. ஆ ரொம்ப கஷ்டமா உட்கார்ற மாரி இருக்கும். சேர்தாங்க அது. ஆனா அந்த சாய்ஞ்சோம்ன்னா நமக்கு வந்து ஒரு மாரி அந்த துணில்லாம் இல்லாம.
ஆஹ. சரிங்க. இந்த பள்ளிக்கூடத்துலலாம் சில நேரம் அந்த டேபிள் போட்டிருப்பாங்க பாருங்க. அந்த மாரி அந்த மரக்கட்டைல. ஆமா, ஆமா.
ஆமாங்க அந்த மாரி இருக்கும். அதுக்கு அடுத்து இதுக்கு போனீங்கன்னா வந்து இந்த குஷன் வச்ச மாரி ஒரு நல்ல ஒரு சேர் இருக்கும்ங்க. இந்த மூணு விதமான சேர் இருக்கும்ங்க.

ரொம்ப அருமையா இருந்ததுங்க, அந்த கத! ஏன்னா 'வானத்தை போலங்கிற' அந்த திரைப்படம் எனக்கு ரொம்ப அதில நினைவில இல்லன்னா கூட, நீங்க சொன்ன அந்த நகைச்சுவையில கூட ஒரு கருத்து! அ தன்னோட தம்பிகளுக்காக தன்னோட திருமணத்தையே தள்ளி போட்டுட்டு இருக்கிறது! நிறைய அந் அந்த மாதிரி ஒரு கதைகள்லாம், அ எப்பவுமே, எப்பயாது வந்தா உண்மையாலுமே வெற்றி பெறுதுன்னு தான் சொல்லலாம், இப்ப நமக்கு அந்த மாதிரி கமர்ஷியல் ஃபிலிம்ன்னு சொல்லக்கூடியதெல்லாம், இப்போ சுத்தமாவே இல்ல, இல்லங்க. பார்வை மாறிடுச்சு! மக்களுக்கு மாறிடுச்சு.
ஆமாங்க. ஆமாங்க. இப்போ ஆமாங்க. அதாவது இப்ப இருக்கக்கூடிய படங்கல்லாம் என்னன்னா வந்து, சீக்கிரம் எப்படி பணம் சம்பாரிக்கலாம்? அத வந்து, யார் வந்து இந்த படத்த பார்க்கிறாங்க? அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு சூழல்லயே எடுக்கிறார்களே ஒழிய, ஒரு நல்ல நல்ல ஒரு திரைக்கதை அமைசச்சு. ஒரு குடும்பமா பார்க்கக்கூடிய படங்கல்லாம் இப்ப வந்து பெரிசா வரதில்லங்க.
ஆமா. இல்ல. ஆனா முதல்லலாம் இந்த திரைப்படங்கள் மூலியமா நிறைய நாட்டுக்கு நல்லது பண்ணுறன்லாம், நிறைய பேர் எடுத்து, ஜெயிலுக்கு போன காலம்லாம் இருக்கு. அந்த சுதந்திரப் போராட்ட காலத்துலலாம் இருந்தது, அத அப்படியே தழுவி, தழுவி, தழுவி இப்ப வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டும் தான் நாங்க எடுக்கிறோம்! அதிலயும் வந்து, பணம் சம்பாதிக்கிறதுக்காக எடுக்கறோங்கிற மாரி அந்த எதிர்கால நமக்கு அடுத்த ஜென்ரேஷன் என்ன இருக்கு அவங்களுக்கு? எதன் வாயிலா ஒரு நல்ல கருத்து நம்ம சொல்ல முடியும்னே தெரிலங்க.
ஆமாங்க. அ அதுவும் குறிப்பா சொல்லணும்ன்னு பார்த்தீங்கன்னா, குருப் குறிப்பா சொல்லணும்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து இந்த என்னன்னா இந்த வந்து மது பழக்கத்துக்கு வந்து முன்னாடிலாம் வந்து இந்த ஹீரோக்கள் எல்லாம் மது குடிக்கிற மாரி சீன் அதிகமா வராது. அது, அப்புறம் இந்த 'அடிதடி, வெட்டு, இந்த குண்டு வெடிக்கிறது' இதுதான் அதிகமா வருதுங்க, படத்தில.
வெக்க மாட்டாங்க.